ஆமாம்மா. அ இ என்னதான் இவ்ளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும், காசு எடுத்து ஃப்ரியா ம மக்களுக்குக் குடுக்கிற அளவுக்குப் பொதுச் சேவை பண்றாங்களா இங்க?
ம். <laughs> அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. நல்ல உள்ளம் கொண்டவர்கள். நம்ம ரத்தன் டாடா அவங்களை மாரி வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க வேறு. அவங்களை இவங்களட இவங்களோட. <laughs> அ.
இல்ல, நான் இல்ல. லாட்ரில இருக்கவங்கள சொல்றேன். லாட்டரி நடத்துறவங்கள ஸ் சொல்றேன். அவங்க நல்லவங்களும் இருக்காங்க தான் செய்றாங்க. அவங்க இல்லேன்னு சொல்லல. <tsk> இந்த நான் லாட்டரி நடத்துவங்க அவங்க, அதுவே பேரே சூதாட்டம் தான்.
இல்ல. ஆமா. புரியுது புரியுது. ம். ம். ம். ம்.
அவங்க காசு பாக்கணும்னுதானே பாப்பாங்க. அதுவும் ஆன்லைன்ல பண்ணும்போது அவங்க அவங்க வந்துட்டு கண்டிப்பா பா எ.ஐ. பாட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு கண்டிப்பா நான் ஒரு கட்டத்துக்கு மேல ப்ராஃபிட் ஆகுதுன்னா அவங்க அதோட நிறுத்தி விட்டுருவாங்க.
நிச்சயமா, நிச்சயமா. அஹா. ம்ஹ்ம். ம்.
ஆ, அவரு அ அ அண் அண்ணா வந்து அது தெரியாம நான் அது வாரத்த 1 டைம் சொன்னேன். நீ இனிமே பண்ணாதீங்க. இந்த டைம் சரி பரவாயில்ல கடன் வாங்கிட்டீங்க, பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அது எனக்கு அது கொஞ்சம் பெரிய தொகைதான். என்கிட்ட அந்த நேரத்துல காசு இல்ல. சரி அண்ணா அவசரம்னு கேக்குறாரே அப்படி சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன்.
சரி சரி. அஹா. அஹா. ஓஹோ. ஆ. ஆ. அ.
அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு 2 மாசம் கழிச்சு அதவிட பெரிய தொகை ஒண்ணு கேட்டாரு என்கிட்ட. இது பெரிய பிரச்சன ஆயிடுச்சு.
அச்சச்சோ! இது முடியாத ஒண்ணு இல்ல. அந்த இடத்துல நம் உங்க மனநிலை எப்படி இருந்தது? உங்களுக்குக் கோபம் வந்ததா? இல்ல அவரைப் பார்த்தா பரிதாபமா இருந்ததா?
<laughs>